இப்ப பார்த்தீங்கன்னா நீரை காக்க வந்து மக்கள் என்ன செய்ய வேண்டுன்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா, மழைநீர் சேமிப்பு அப்படின்ட்டு நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு. அதாவது மழைநீரை வந்து, குடிநீராக மாத்துலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம்லாம் வந்திருக்கு. அதேபோல வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ நிறைய கிராமப்புறத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தூ தூர் வாருவாங்கல்ல ஏரி குளங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தூய்மையா இருக்காது. குப்பை கூளமா அதுல்லாம் இருக்கும்பொழுது, அவங்க கிராமத்துல இருக்க எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த தூர் இது பண்ற தூர் எடுக்குறதெல்லாம் சொல்லுவாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நீர்லாம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அன்றாடம் ஒரு தேவையே கூட. அப்படி இருக்கும்போது அந்த நீர் சேமிப்பு அ அது வந்து எவ்வளோ முக்கியம்ட்டு நீங்க நினைக்கிறீங்க?
ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நீங்க கேட்டிருக்கீங்க. பொதுவா வந்து "நீரின்றி அமையாது உலகுங்க." அத நம்ம வந்து மனுசன் புரிஞ்சுக்கணும்ங்க. இந்த உலகம் நீர நீரால் சூழப்பட்டு இருக்கிறது.
கண்டிப்பா.
நீர் இல்லன்னா, பூமி இல்ல. பூமில நீர் இல்லனா ம ஜீவராசிகள் இல்ல. பூமியில் நீர் இல்லனா இங்கு இருக்கக்கூடிய புல், பூண்டு முதலிய எந்த உயிரினமும் இங்கே வாழாது. அதத்தான் வந்து வள்ளுவன் சொல்றாரு. "நீரின்றி அமையாது உலகு" அப்படின்னு சொல்றாரு.
நிச்சியமா.
ஆனால், எது நமக்கு அவசியமோ! அதை நாம் செய்வதில்லை. எது அவசியமற்றதோ! அதில் நாம் கவனத்தை செலுத்துகிறோம்.
நிச்சயமா.
இந்த உலகத்திலே எது இல்லாம கூட வாழ்ந்துருல்லாம். ஆனா மனிதன் மட்டும் அல்ல, விலங்குகளும் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ, பருவம் தவறாமல் நமக்கு வந்து இயற்கை வந்து, தண்ணீர் என்கிற கொடையை வாரி, வாரி, வாரி, வாரி வழங்கிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனா, நம்ம என்ன செய்றோம் அப்பிடின்னா, அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்ல. நம்ம வந்து ஒவ்வொரு பருவம் தவறாமல் நமக்கு மழை பெய்கிறது. அந்த மழை நீரை நாம் சேகரித்து வைத்துக்கொள்ள வேண்டும். மழை நீரை தேவையில்லாமல் வாய்க்கால் வழியோடி ஆற்றில் கலந்து, கடலில் கலப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். அந்த மழை நீர் நம்முடைய வாழ்வாதாரம், நமக்காக இறைவன் கொடுத்த கொடை என்று இன்றைய சமுதாயம், இன்றைய மக்கள் அதை சிந்தித்து இன்னும் விழிப்புணர்வு அடையாமலே இருக்கிறார்கள். அதிலிருந்து மனிதன் மாற வேண்டும்.
நிச்சயம். அதேபோல நீங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்கல்ல நீர் வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல சேருது அப்பிடின்ட்டு சொன்னீங்கள்ல, ஏன்னா நிறைய வந்து அந்த சேமிப்பு இல்லாம அத, ஆனா இப்ப இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடல் நீரும் சுத்திகரிக்கப்பட்டு குடிநீராக மாறுறது, நிறைய விஷயம் வந்து வளர்ந்துருச்சு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நல்லதுக்குரிய ஒரு விஷயம் தான!
அப்புறம் ஆமாங்க. அதாவது நம்ம எப்பிடின்னா, "வருமுன் காப்போம்" அப்பிடிங்கிறது ஒரு வாழ் வாழ்க்கையினுடைய அவேர்னஸ்‌ஸான ஒரு வார்த்தைங்க அது. அது வந்து இயற்கையாக, இயற்கையாக இருக்கட்டும், நம்முடைய சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும். ஒரு விஷயத்த இந்த துன்பம் நமக்கு வரப்போகிறது, அதிலிருந்து நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அக்கறையும், ஒரு விழிப்புணர்வும் இன்றுவரை இந்த மக்களுக்கு வரவில்லை என்று தான் நான் சொல்லுவேன். ப ஒவ்வொரு ஆண்டும் பெய்கிற மழைநீர்
நிச்சயம்.
வீணாக கடலில் சென்று தான் கலக்கிறது. இது எல்லோருக்குமே தெரியும். ஆனால், நம்ம என்ன செய்றோன்னா, நம்மள சுத்தி, நிறைய வந்து அந்த காலத்திலேயே அ ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், ஆறுகள், அணைகள் இப்பிடி எல்லாமே நிறையாவே இருக்குங்க. ஆனா, நம்ம என்ன செய்றோம், அந்த நீர்நிலைகளை நாம ஒரு ஏளனமாக பார்க்கிறோம். தண்ணீ வந்து நிறைஞ்சுருந்தா போய் நம்ம வந்து வேடிக்கை பார்க்கிறோமே தவிர, "தண்ணீ இன்னும் கொஞ்சம் ஆழமா இது தூர்வாரப்பட்டிருந்தால் இந்த தண்ணீ இன்னும் நம்ம அதிகமா சேமிச்சிருக்கலாம். கூடுதலாக இன்னும் 2, 3 மாதங்களுக்கு நமக்கு பயன்படும்." இப்பிடிங்கிற எண்ணம் வந்து அங்கே போய் பார்ப்பவர்களுக்கு யாருக்கும் வருவதில்லை. அருவியில் சென்று குளிப்பவர்கள், நீராட நினைக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த அருவி நீர், வீணாக கடலுக்கு செல்கிறது என்று அங்கே நீராடி மகிழ்பவர்கள் யாருமே நினைப்பதில்லை. இது எவ்வளவு ஒரு அவலமான நிலை பாருங்க. இந்த நிலை மாறவேண்டும். இப்போ தண்ணீரை நாம் வந்து பாதுகாப்பதற்கான எல்லா காரணிகளையும் ஒவ்வொரு தனி மனிதன் உருவாக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது.
அருமையான கருத்து. அதே போன்ற ஏன்னா நீரிக்காக வந்துட்டு மக்களோட பொறுப்பு, அப்டின்ட்டு ஒரு முக்கியமான விஷயம். அதேப்போல நீங்க வந்து என்ன பண்வீங்க? இப்ப நா வந்து இதல்லாம் மழைநீர் சேமிக்காட்ட இருக்கும். இந்த இதெல்லாம் வேஸ்ட்டாகுது, இந்த நீர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீணாக போகுது அப்டின்ற, நினைக்கும் பட்சத்துல ஒரு தனி ஒரு மனிதனா வந்து நம்ப வந்து காக்கணும் அப்டின்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல! அத் அப்டி இருக்க பட்சத்துல நீர காக்கணும்னா நீங்க என்ன ஒரு வ விஷயத்த நீங்க பண்ணுவீங்க?
இல்ல நம்ம வந்து தண்ணீர் வந்து இயற்கை நமக்கு குடுக்குற வரம் என்று, என்று நாம் சொல்லுகிற பொழுது, ஒரு தனி மனிதனா நம்ம என்ன செய்ய முடியுமோ! அத நம்ம கண்டிப்பா செஞ்சிரலாம், சரிங்களா! இப்ப பாத்தீங்கன்னா மழைநீர் வேணும். நமக்கு வந்து வெயில் காலத்துல அ வந்து வீட்டுக்கு குடிப்பதற்கு அல்லது, வீட்டு தேவைக்கு பயன்படுத்துவதற்கு நம்ம வந்து மழைநீரை பாதுகாத்து வைத்து கொள்வதற்கு என்ன வேண்டும்? வெயில் காலத்துல நிலத்தடி நீர் குறைந்துவிடும். அப்போ நம்ம வீட்டுல இருக்குற போர்வெல்‌ல தண்ணீ வந்து கொறந்சுரும். அப்போ நம்ம தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. அப்போ ஒரு மனிதன் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். அப்போ மழைக்காலம் வந்துருச்சு. இந்த மழத் தண்ணீர நம்ம எங்க எந்தெந்த எடத்துல எல்லாம், நம்ம இது குளம் அமைத்து அல்லது தொட்டி அமைத்து அது வந்து கெட்டு போகாமல் அதை பாதுகாக்க முடியுமோ, அதெல்லாம் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா, மழைநீர் வந்து அவ்ளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாதுங்க. அது முழுமையாக எ வந்து எந்த விதமான அசுத்தங்கள் இல்லாமல் மூடி பாதுகாத்தாலே அது நீண்ட நாளுக்கு நமக்கு தேவைக்கு பயன்படக்கூடும். இதத்தான் ஒரு தனி மனிதனாக செய்ய முடியும். இப்ப என் தேவைக்கு எனக்கு தேவப்படுது, ஆ குளிப்பதற்கும், அ துணிகளை துவைப்பதற்கும், குடிப்பதற்கும் எனக்கு தண்ணீ தேவப்படுதும் போது, என்னால நான் வந்து அத வந்து ரொம்ப நேசிக்கிறேன். தண்ணீ வந்து வீணா போகுது எனக்கு மனசு ரொம்ப வேதனப்படுது அப்டின்னா, நா உடனே என்ன செய்வேன்? ஏன் வீட்டுல அ வந்து ஒரு தனியா தொட்டி அமச்சு அந்த தொட்டியில அ தண்ணீ மழத் தண்ணீ பூராம் மொட்ட மாடில விழுகுற தண்ணீயெல்லாம் அதுல சேமிச்சு வச்சு, அது ஆபத்தான நேரங்கள்ல அத பயன்படுத்தனும்னு நா நினைப்பேன். இதத்தான் நம்ம தனி மனுஷனா செய்ய முடியும். இப்போ நா வந்து எனக்கு தேவைக்கு நா வந்து சுயநலமாகவே வச்சுக்கொள்ளுங்களேன். நான் சுயநலமாவே சிந்திக்கிறேன். என் தேவைக்கு நா தண்ணீய சேமிச்சுக்குறேன் அப்டின்னா, ஆனா அரசு என்ன செய்ய வேண்டும்?
நிச்சயம். ம்.
பொதுநலமாக சிந்திக்க வேண்டும். அரசினுடைய வேலை என்ன? தனி மனிதனுக்கு மட்டும் தண்ணீர் கொடுக்க வேண்டியது இல்ல. எல்லாருக்கும் தண்ணீ கொடுக்குற வேல அரசு செய்யணுமா, இல்லையா!
நிச்சயமா.
அப்டிங்கும் போது அவுங்க என்ன செய்யணும், குளங்களை தூர்வார வேண்டும். அதற்கு வந்து அதை பாதுகாக்க வேண்டும். அசுத்தங்கள் நிறையாமல் கு கழிவு நீர் அதில் சென்று சேராமல், அந்த தண்ணீரை அ சுத்தப்படுத்தி அது வந்து குடிப்பதற்கும், பயன்படுத்துவதற்கும் தேவையான ரசாயன கலவை சேர்த்து அதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா, அது வந்து அ எல்லாத்துக்குமே அது பயன்படும். அதை வந்து அரசாங்கம் தான், அதை வந்து செய்யணுங்க.
நிச்சயமாங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கணா, இந்த குளம் இருக்கிற இடத்தில பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரின்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதோட கழிவு நீர்லாம் அந்த குளத்தில சேருது. அதனால் நிறைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப சமூக வலைதளத்திலும் இருக்கட்டும், நியூஸ்லயும் சரி, அது நம்ம நிறைய விஷயம் வந்து பாக்குறோம். எதனாலனா, அந்த குளத்தில வந்து நல்ல நீரா இருந்திருக்கும். அது திடீர்னு அந்த கழிவு நீர்லாம் சேர்க்க சேர்க்க வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அசுத்தமா அது அது வந்து அ பறவைகள், விலங்குகள் ஏன் மனிதர்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அதாவது அரசு வந்து எந்த அளவுக்கு வந்து பாக் பாக் பாக்கணும்?
அதாவது, பொன்னகையை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தனி மனிதன், ஒரு, ஒரு அரசாங்கமோ அல்லது பணத்தை சேமிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமோ! அல்லது அதிகமாக சம்பாதிக்க வேண்டு வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அரசோ! தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. தண்ணீரை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சமுதாயம் என்ன நினைக்கிதுன்னா, அது 10 ரூபாய் காசு கொடுத்தா பாட்டில்‌ல வாங்கிக்கலாம். ஆனா, நமக்கு தண்ணீர் தேவை 10 ரூபாய் வேணும் அப்பிடின்னு தான் நினைக்கிறாங்க. இந்த 10 ரூபா இருந்தா நமக்கு தண்ணீ கெடச்சுருமே! அப்பிடின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, ஆனா 10 ரூபாய் இல்லை. 20 ரூபாய் கொடுத்தாலும் தண்ணீர் கிடைக்காத ஒரு நிலை வந்தால், நீ வாழ முடியுமா? பணத்தை வைத்து மட்டுமே வாழ முடியுமா? என்று இன்னும் யாரும் சிந்திக்கவில்லை. பணத்தை கொடுத்தால் நமக்கு தண்ணீர் வீடு தேடி வந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய இந்த சமுதாயம், கூடுதலாக இன்னும் பல 100 ரூபாய் கொடுத்தாலும், தண்ணியே இல்லை என்று சொன்னால் நாம் வாழ முடியுமா? என்று யாருமே சிந்திப்பதில்லை. அதனுடைய விளைவுகள் தான் இன்று வந்து பார்க்குறோம். நாம பார்த்துட்டே இருக்கிறோம். ஏன்னா, ஒரு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கண்மாயில கிடக்கிற நான்லாம் குழந்தையா இருக்கும்போது நீர் நிலைகள்ல இருக்குற தண்ணீ எல்லாம் நான் வந்து அத மோந்து குடிச்சிருக்கேன் நான்.
ஆமாம். நிச்சயமா. நிச்சயம்.
தண்ணீர்லாம் எ நான் குழந்தையாக இருக்கற பொழுது எல்லாம் வந்து பாட்டில்‌ல அடைச்சு எல்லாம் வந்து யாரும் வியாபாரம் பண்ணல. அத குடிக்கணுங்கறதுலாம் இல்ல. எல்லார் வீட்டிலேயுமே தண்ணீர் நிறையாவே இருக்கும். ஒவ்வொரு கிராமங்களிலும் ஊருணி என்று சொல்லுவார்கள், கிராமத்துல. ஊருணி இருக்கும்.
நிச்சயமாங்க. ஊற்று நீர்.
இல்ல, அதுக்கு பேரு ஊருணி. ஊரல் ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் அந்த தண்ணீய வந்து என்ன செய்வாங்க? காலையில இருந்து அ காலை, மாலை 2 வேளைக்கு அந்த தண்ணீய எடுத்துட்டு அந்த தண்ணீய வடிகட்டி தான் குடிக்கிற பழக்கம், இன்று வரை ஒரு அ குக்கிராமங்கள்ல பழக்கத்தில் இருந்து தான் அ இருக்கிறது இப்ப. ஆனா, இன்னக்கி என்ன ஆச்சு? இந்த ஊருண்ணி எல்லாமே அழிந்துவிட்டது.
ஆம். நிச்சயமா.
ஊருண்ணி எல்லாமே
நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா முற்றிலும் சரி. ஏன்னா, சிந்திக்கக்கூடிய விஷயமாவே நீங்க சொல்லும்போது அந்த பதிவு ஆமா எதனால வந்து அந்த தண்ணீர் வந்து வியாபாரமா ஆயிருச்சு? அந்த வியாபாரத்தினால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆ அந்த ஒரு மதிப்பு வந்து தெரிய மாட்டுது. அப்பிடின்னு நீங்க அழகா சொல்றீங்க! மேற்கொண்டு சொல்ல முடியுமா?
ஆமாங்க, ஊருணி இல்ல. இன்னக்கி ஊருணி இல்ல. மழைநீர் அந்த ஊருணி வந்து பார்த்தீங்கன்னா, அ நான் என்னுடைய சொந்த கிராமத்தில எல்லாம் கடவுள்மாரி நினைப்பாங்க. அங்கே அந்த ஊருணிக்குள்ல செருப்பு போட்டு கூட யாரும் உள்ள இறங்க மாட்டாங்க. பெண்கள் அங்க இறங்க மாட்டாங்க. அங்கு குளிக்க மாட்டாங்க. அங்கே துணி துவைக்க மாட்டாங்க. சுத்தமான தண்ணீரா இருக்கும். அந்த ஊருணிய சுத்தி வந்து முள்வேலி அமைத்திருப்பாங்க. அந்த படிக்கட்டில கூட யாரும் வந்து அசுத்தமான கால வைக்கமாட்டாங்க. அந்த கட்டுப்பாடு ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு அந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு தெரியாத வேற அயலூர்ல இருந்து வந்தவர்கள் கூட அந்த குளத்துக்குள்ள கால் வைக்க பயப்படுவாங்க. அது ஒரு தெய்வ குளம். அந்த குளத்துக்குள்ள நம்ம இறங்கக்கூடாது. மனிதல் மனிதர்கள் குடிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். அப்பிடின்னு நினச்ச காலங்கள் மாறி இன்னக்கி ஊருணியே எங்கேயுமே இல்லேங்க! ஊருணிய எல்லாம் அழிச்சுட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க? ஊருணி அழிச்ச பிறகு இப்ப என்ன ஆச்சு எல்லார் வீட்லயும் அதிகமான பணம் செலவ் செலவழித்து போர்வெல் போட்டாங்க. போர்வெல் என்ன ஆச்சு? ஒரு காலத்துல நல்ல தண்ணீயா வந்தது. இப்ப போர்வெலல் பூராம் வந்து உப்பு தண்ணீர் வருகிறது. இல்லாட்டி கழிவு நீர் கலந்து அந்த தண்ணீர் வருகிறது. அதுவும் குடிப்பதற்கு ஏதுவாக இல்லை. அதையும் தாண்டி இப்ப அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்வாங்க, பதறிப்போன மக்கள். சுத்திகரிக்கப்பட்ட அதுவும் போலியா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வந்து ஒவ்வொரு தெருக்களிலுமே வாகனத்துல கொண்டாந்து ஊத்துறான். அந்த தண்ணீய வாங்கி தான் இன்னக்கி குடிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. அப்போ ஒவ்வொரு நிலையிலும் பாதிப்பை அடையிற பொழுது, நாம் ஏன் இந்த பாதிப்பை அடைந்தோம்?
ஆமா. நிச்சயமா, ஆமா. ஆமா.
"நாம் எங்கே தவறு செய்தோம்? இந்த தவறுகளை நாம் எப்படி திருத்திக் கொள்வது? வாழ்வாதாரத்துக்கு அரிசி, பருப்பு, எண்ண மட்டும் இல்ல, தண்ணீ தான் முதல்ல தேவை," அப்படிங்கிறது இந்த சமுதாயம் இன்னும் சிந்திக்கவில்லை, விழிப்புணர்வும் அடையவில்லை. அப்போ கண் போன போக்கிலே கால் போகலாமாங்கிற மாதிரி, ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பாக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணீயையும் பாட்டில்ல இருக்கக்கூடிய தண்ணீய, தண்ணீ வாங்கிக் குடிக்கிற பொழுது, ஒவ்வொரு முறை நாம் பருகுகிற நேரத்தில், நாம் சிந்திக்க வேண்டும். "ஏன் நம்மளுடைய நிலமை இப்படி வந்துவிட்டது? ஏன் நம்ம ரூ. 10 குடுத்து பாட்டில வாங்குறோம்? அந்த காலத்தில நம்ம தாத்தா, பாட்டிங்க. அதற்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த பாட்டில் தண்ணீர் இருந்ததா?" அப்படின்னு யாருமே சிந்திக்கிறது இல்லை. இப்ப, "பணம் என்பது எல்லாத்தையும் கொடுத்துவிடும். பணம் என்பது பணத்தினால் எல்லாத்தையும் சாதித்து விடலாம்." அப்படிங்கறது நிலை மாறி, "பணத்தினால் இயற்கையை வென்று விடலாம்" என்று நினைக்கக்கூடிய, அப்பாவி, அவலைகள் வாழக்கூடிய நாடாக நாம் வா அ மக்களாக நாம் இருக்கிறோம். இப்ப இயற்கைய நம்ம இயற்கைய இயற்கைய நம்ம யாராவது வாங்க முடியுமா? பணத்த குடுத்து!
நிச்சயமாங்க. நிச்சயமாங்க. ஏன்னா நீங்க ஆமா. முடியாது.
அ இயற்கை மத்த பொன்நகையை வாங்கலாம், நல்ல ஆபரணங்கள் வாங்கலாம், ஆடை அணிகலன்களை வாங்கலாம். இயற்கையை நீங்க எப்டி பணம் கொடுத்து வாங்குவீங்க? வாங்க முடியாது. அப்ப இயற்கையை,
ஆமா. ஆனா வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கைய வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீய சாதாரண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில்னு ஒரு உருவாக்கி, அவன் கோடிக்கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் முன்னாடி வந்து சம்பாதிக்கிறான். ஆனா அது தேவையான அது வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். நீங்க சொன்ன போல அந்த இயற்கையே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீரை வந்து விற்க ஆரம்பிக்கும் போது தான், இயற்கையே க கொஞ்சம் கொஞ்சமா வந்து பா சேதம் அடையுது தான் நான் சொல்லுவேன்.
ஆமா. ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்யும்போது நம்ம வந்து இன்ஸ்டன்ட்‌டா ஒரு ரிலீஃப் கெடைச்சா போதும் மாரி நம்ம நெனைக்கிறோம். திடீர்னு தவிக்குது, தவிச்ச உடனே பாட்டில் ரூ. 10 கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்சுட்டோம்னா, நம்ம வந்து ஒரு வசதி படைத்தோர் என்று காட்டக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மனம் மாறிவிட்டது. இந்த நிலை மாறவேண்டும். அப்ப நீரை காப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்க வேண்டும். இயற்கை, இயற்கை கொடுக்கிற மழைநீர் நமக்கு கொடை. அதை உணர்ந்து நாம் பழைய நிலைக்கு திரும்பினால் இந்த சமுதாயம் வளம் பெரும். மக்களும் ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள். என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது.
ஆமா. நிச்சயமாங்க. ஏன்னா "நீர் காக்க வேண்டும்" வந்துட்டு ஒரு உண்மையா நீங்க அழகா சொன்னீங்க. ஒவ்வொரு பதிவும் வந்து எவ்வளோ முக்கியமானது. மழை நீரிலிருந்து அந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் மட்டும் இல்லாம எல்லோரும் சேந்து எந்த அளவுக்கு வந்து நீரை காக்கணும், அரசும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேத்தாற் போல வந்து முன்னின்று நிறைய விஷயங்கள் பண்ணணும், அப்படின்ட்டு அழகா சொன்னீங்க. உங்களோட பதிவுக்கும் என் நன்றிங்க. "மீண்டும் சந்திக்கலாம்"
உங்களோடு கலந்து பேசியதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி வணக்கம்.